கண்டிப்பா, கண்டிப்பா.
அப்ப வந்து நம்மள உரையாற்றல் அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இந்த கண்ணு அப்டிங்கிறது நம்மளோட தொடர்பு வந்து அதிகரிக்க கூடியதுங்க. அது இல்லாத பட்சத்தில நம்ம வெளியில சொல்ல முடியுமா? போய் லாக்கர போய் பாருன்னு சொல்ல முடியுமா?
கண்டிப் கண்டிப்பா. ஆமாமா. சொல்ல முடியாது. அதான். இப்ப இந்த மாரி சொல்ல முடியாத இடத்துல தான் உங்களுடைய கண்தொடர்பு வந்து ஒரு உரய் உரையாடல் மூலமா சில விஷயங்கள்லாம், புரிஞ்சிக்கிறீங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப இப்ப பொதுவா பார்த்தீங்கன்னா, இது வந்து தனியா அ ஒருத்தல் கூத்த தனியா இருக்கும்போது கண்ணால தொடர்பு கொள்ங்கிறது வந்து வேற. அ கண்டிப்பா, ஏன்னா தனி
ஆமாங்க. ஆமா. அதில வந்து நமக்கு காதல் இருக்கும். அன்பு இருக்கும். இப்ப என் குழந்தையே, நான் பார்த்துகினா. "என்னடா தங்கம்! என்னாச்சு பள்ளில." அப்டின்னு சொல்லிட்டு அழகா அவளோட தலைய கோதி குடுத்து, அவ முகத்த என் 2 கையால இப்டி பார்க்கும்போது, அவளோட கண்ணு இருக்கும் தெரியுமா? அந்த கண்ணு வந்து நம்மள்ட்ட பேசும்!
ஆமா, ஆமா. கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா.
சில சமயங்கள்ல சோகமா இருக்கும் அந்த கண்ணு. சில அ இது வந்து நம்மளுடைய நம்மளோட அன்றாட பழக்கங்கள நம்ம கண் வந்து என்ன பண்ணிக்கணும்னா, பார்த்துக்கிட்டே இருப்போம். இருக்கவங்களுக்கு, கண்டிப்பா, நிச்சியமா தெரியும்! அந்த கண் வந்து மகிழ்ச்சியா இருக்கா, இல்ல வருத்தத்தில இருக்கா அப்டிங்கிறது நிச்சியமா தெரியும்!
கண்டிப்பா. கண்டிப்பா. சோகமா இருக்கா. ஆமா கண் மூலியமாவே கண் அ ந நீங்க சொல்றது உண்ம. இந்த கண் மூலியமாவே நம்மளுடைய உணர்ச்சிகள புரிய வச்சுர்லாம். நான் சந்தோஷமா இருக்கனா, சோகமா இருக்கனா அப்டின்னு, 2வது பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து, அ பல இடத்துல வந்து நம்ம ஏதாவது ஒன்னு வந்து பேசிருவோம். அ ஒரு பட பட படன்னு பேசிக்கிட்டுருப்போம். அப்ப எதிர்த்தாப்பல உள்ளவங்க 1 தோழியோ, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ, அந்த மா இருக்கும்போது "அப்டிலாம் பேசக்கூடாது" அப்டின்னு சொல்றத வந்து நீங்க வந்து கண்ணால நீங்க காமிச்சிருக்கீங்களா? அந்த தருணம் இருக்கா?
ஆமாங்க. அ கண்ணு, அப்ப வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, கண்ண உருட்டுவேன். அந்த கருவிழின்னு சொல்லுவாங்க இல்லயா? அத அப்டியே 1 உருட்டு உருட்டுவேன்! அப்ப வந்து என்னுவாங்கன்னா, உஷாராயிடுவாங்க. அய்யய்யோ! தெரியாம சொல்லிட்டோம். சொல்லிட்டு அப்டியே என்ன பண்ணிப்பாங்க அப்டின்னா சமாளிச்சு, நம்மளுடைய தொழிகல் தான, நம்மள பார்த்துட்டான அப்டியே சமாளிச்சு கொண்ட்டு போயிடுவாங்க. பர்ஸ்ட் சொல்ல. உண்மய சொல்ல வந்திருப்பாங்க. சொல்ல வந்தவங்ககள நான் நா பார்த்து 1 உருட்டு. கண்ண மேலேன்னு இப்டி 1 உருட்டு நம்ம உருட்டுவோம் இல்லையா? அப்டி உருட்டும்போது, அவங்க உஷாராயிடுவாங்க.
ம், ம். ஆமா. ஆமா. ம். சரி, சரி. மாத் ம். பரவால. அ அதான் ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆமா ஆமா. பரவால்ல. ரொம்ப அழகா அந்த கண்தொடர்பு பத்தி. ஒரு கண் தொடர்பு மூலமா உ உரையாடலே, பேச்சுவார்த்தையே இல்லாம, கண் தொடர்ப வச்சு, நறைய விஷயங்கள நம்ம பேசிக்கலாம், பகிர்ந்துக்கலாங்கிறத ரொம்ப சந்தோஷமா பகிர்ந்துக்கிட்டிங்க! மிக்க நன்றிங்க.